அப்டிங்களா? இந்த இந்த மாதிரில்லாம் எங்கள் மாமா பண்ணார்ன்னா அவருக்கு என்ன ஆகும்ன்னு அவருக்கே தெரியும். நாங்க கேங் கொஞ்சம் பெருசு 7, 8 பேர் இருப்போம். உன் மரியாதையே இருக்காது அப்புறம் அவருக்குங்கிறதுனால அவர் ஒதுங்கிருவாரு. ஆனா அவரோட பசங்கள அனுப்பவே மாட்டாரு. அவங்க பசங்களுக்கும் அந்த மாதிரி நல் நல்லா சந்தோஷமா நடனம் ஆடணும், வரணும் அப்டின்னுலாம் ஆசை இருக்கும். ஆனா ஆடவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த ஏக்கத்த எப்டின்னா, என்னண்ணா நீ இன்னும் என்ன வயசு ஆகுது? இன்னும் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறே. அப்படின்னுவான். டேய் உன்னால முடியல. என்னால முடியுது ஆடுறேன். அப்படின்னுவேன் நானு. அது என்னமோ கரெக்ட் தான். <laughs>
பல்லு உள்ளவன் பக்கோடா சாப்பிடுறான். <laughs> இல்ல பல்லு உள்ளவன் பக்கோடா சாப்பிடுறான் உனக்கு என்னடா! அப்படின்ற மாரி இருக்காது.
ஆ அதே தான். நீ உங்க அப்பாவ வச்சிட்டு உங்க அப்பாவ கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்துனுட்டு இரு. எத்தன வருஷத்துக்கு இந்த மாதிரி உட்கார்ந்துனுட்டு இருக்கிறேன்னு நானும் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு பாட்டு கொஞ்சம் சத்தம் வச்சா கூட உடனே அவரு எங்கே இருந்தாலும் மூக்கு வேர்த்துன்ட்டு வந்துருவாரு. யாருடா அவன் அப்டின்னு சொல்லிட்டு. ஏன்டா உங்கள எதுக்குடா பெத்துருக்கு கூத்தாடுறதுக்காடா உங்கள பெத்து போட்டாங்க? எங்களால ஆட முடியுது, ஆடுறோம். இல்லையா கேட்க முடியல்லைன்னா கெளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அவங்கள தொரத்தி விட்டுட்டு நாங்க எங்களோட சந்தோஷத்த நாங்க சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருப்போம்.
அஹ. <laughs> சிறப்புங்க.
ம். அந்த மாதிரி அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் நம்ம பக்கத்திலேயே சேர அவரு வர்றாரா? அப்டின்னாலே யப்பா நான் வரலப்பா டூருக்கு நீங்களாச்சு அவராச்சு. ஆஹ ம்.
ஆமங்க. நாங்க அடுத்தெல்லாம் என்ன பண்ணோம்னா சுதாரிச்சுட்டோம். இந்த மாதிரி ஆட்கள வந்து உள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த முன்னாடி க டிரைவர் பக்கத்தில ஒரு சீட் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த 2 பேர் தான் உட்கார முடியும். அந்த 2 பேரும் அங்க தள்ளிருங்க. இப்டின்னு எல்லார்ட்டயும் பேசி முதலே டிசைட் பண்ணிட்டோம். அவங்க 2 பேரும் முன்னாடி தான் உட்காரணும். <chuckles>
<laughs> ஆ ஆமாமா. <laughs> ம். ஓ! சரி, சரிங்க. நல்ல விஷயம்.
உள்ள அந்த டோர குளோஸ் பண்ணிட்டோம்னா, அவங்களுக்கு எந்த பாட்டு கேட்க கூடாது. நம்ம ஆடுறது அவங்க பார்க்கவே கூடாது. <laughs> அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டுக்கட்ட போட்டோம் மொதயே. <laughs>
<laughs> சரி, சரி. ம். ஓஹோ! நல்ல விஷயம் தான். எ ஆனாலும் எங்களுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கூட குடுக்க விரும்பல. அவங்கலாம் வேணாம். அது அவங்க அவர் வேற என்ன அவங்க பசங்களும் வருவாங்க. நம்ம எல்லோரும் வெளையாடிட்டு ஆடிட்டு வருவோம். பாட்டு கேட்டுட்டு வர்றப்போ, நம்ம நல்ல குத்துப்பாட்டா கேட்டா, அவ இவங்க உடனே அவங்களுக்கும் அவங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கவே விட மாட்டாரு அவங்க அப்பா. கேட்டா அந்த மெலோடி பாட்டு மட்டும் தான் கேட்க விடுவாரு. அதிலேயும் அவரு அந்த காலத்து பாட்டெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சுருவாரு. அப்போ அந்த மாதிரி பாட்டெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுங்கிறதுனால நானே நேரடியா "யப்பா இவங்க வர்றாங்களா? நான் வரல என்ன விட்டுருங்க." அப்படின்னே நான் ஒதுங்கிடுவேன். அந்த மாதிரியான நேரங்கள் இருக்கு. ஆனாலும் இந்த பருவம் வர மாற மாற வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த அந்த அந்த குடும்பத்தோட அவங்களோடு சேரம்போது மட்டும்தான் இந்த நடனம் ஆடுறதா இருக்கட்டும், இந்த குத்து பாட்டு கேட்கிறது இதெல்லாம். ஆனா அந்த ஒரு வயசு, ஒரு கல்லூரி காலங்கள்லாம் வர்றப்போ பார்த்தீங்கன்னா, அப்டியே என்னோட மனசே ரொம்பவும் மெதுவா ரொம்ப மெ மென்மையான பாடல்கள, அதாவது கேட்கும்போதே நமக்கு அப்டியே நம்மளோட அந்த பழைய நினைவுகளோ, இல்ல ஏதாச்சும் ஒரு அமைதிப்படுத்துற மாதிரியான பாடல்கள நான் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு கண்டிப்பா இந்த வயசும் ஒரு காரணம் தான் நெனைக்கிறேன். அந்த பருவத்தில நமக்கு இந்த காதல் பாடல்கள் தான் ரொம்பவும் கேட்க பிடிச்சிருந்துச்சு.